ஆமா, அது வந்து நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்ல போயிட்டு பையனோ, பொண்ணோ என்ன கேப்பாங்க அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணலாம்னு இருக்கேன், அது வழியா நெறைய வருமானம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு ஒரு 10 லட்சம் குடுங்கன்னு கேட்டா, எந்த குடும்பத்துலயும் குடுக்க மாட்டாங்க, தொழில் பண்றதுக்கு. அது "நீ வந்து வேலைக்கு போ, நீயே போய் சம்பாரி, இதெல்லாம் அறிவு கெட்டத்தனம் உனக்கு" இந்த மாதிரி பயங்கரமா பேசுவாங்களே தவிர, அத நல்ல முறையில ஊக்கப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா, அதே பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மட்டும் யோசிக்காம கடன் வாங்கி 15 லட்சம், 20 லட்சம் செலவு பண்ணுவாங்க, <chuckles> அந்த இடத்துல.
ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா ஆமா. கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்டானது. எது முக்கியம்ங்கிறதே தெரியலையே பாதி பேருக்கு? எது முக்கியமான விஷயத்துல வந்து நம்ம காசு வந்து நம்ம யூஸ் பண்ணனும்ங்கறது தெரியாமயே, ஆடம்பரத்திலே நம்ம பண்ணி நெறைய வந்து வட்டி குடுத்து, அதையே நெறைய குடும்பம் தொலைஞ்சு போயிருக்கதயே நான் பாத்திருக்கேன். நீங்க சொல்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயம்.
ம். ஆமா, ஆ ஆமா. ஆமா, பேர் ஆமா, பேருக்கும் பகட்டுக்கும் வாழ்றதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன், அதுக்கு நீங்க வந்து ஒரு 5 லட்சம் உங்களால செலவு பண்ண முடியறது, இல்ல வச்சிருக்கீங்க, கல்யாணத்துக்கு பண்ணனும் நெனைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு 5 பவுன் எடுத்து குடுங்க. இன்னைக்கு 5 லட்சம் 5 பவுனுங்கிறதே ரொம்ப கே்க்கறதுக்கே அபத்தமா இருக்கு இல்லையா? அதுதான் உண்மை. அப்புறம் இல்லைன்னா, நீங்க நான் சொன்ன அந்த முன்ன மாதிரிதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா, இந்த போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்ல போட்டு, அதை வந்து பரிசா வந்து மணமகள், மணமகளுக்கு குடுக்கலாம். இதை என்னைக்கு வந்து உபயோகிக்காதீங்க அப்படின்னு, அப்ப அது வந்து அவங்களுக்கு அப்ப உபயோகப்படாது, மறந்ததுடுணும். வாங்கிட்டு மறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தோணும்னா, எப்ப கொண்டு போய் அடகு வைக்கலாம், எப்ப கொண்டு போய் <chuckles> அத எடுத்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கறதல்லாம் தோணும். அதனால இன்றைய காலகட்டங்கள்ல இந்த 80,000, 90,000 எவ்ளோ சம்பளம் வந்துச்சுனாலும், முடிஞ்ச அளவுக்கு நாம வந்து அதை சேமிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எதிர்காலத்தில வந்து ஒரு வயதான காலத்தில் நாம கொஞ்சம் அருமையா எளிதா, அ, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ங்கறதுதான் உண்மை இந்த
ம். ஆமா, ஆமா, கண்டிப்பா, ஆமா, ஆமா. ஆமா. குடுக்கலாம், குடுக்கலாம். ஆமா. ஆமா. ஆமா, கண்டிப்பா. ஆமா. ரொம்ப ஆமா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓய்வு காலத்துல எப்படி எல்லாம், அந்த ஓய்வு காலம் வர்துக்கு முன்னாலயே நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துரணும். இப்படித்தான் நம்ம ஆரம்பிக்கணும், இப்படித்தான் நம்ம வாழ கத்துக்கணும். இந்த மாதிரிதான் நாம செலவு வந்து நம்ம சிக்கனமா நாம செலவு பண்ணி, ஒரு சேமிப்பு திட்டத்தை உருவாக்கணும்ங்கறது ரொம்ப அழகா, சந்தோஷமா உங்கட்ட பகிர்ந்துகிட்டு, மிக்க நன்றிங்க.